இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கைபேசியோட உபயோகமும், சமூக வலைதளங்கள்ல உள்ள உபயோகமும் ஒரு அளவுக்கு அதிகமா அ தன்னோட தேவைக்கு அதிகமா உபயோகிச்சுட்ருக்காங்க. அதாவது நேர அளவீடு பார்த்தீங்கன்னா, குறஞ்சது ஒரு 2 மணி நேரம், 3 மணிநேரம்ங்கிறது அவுங்களோட வாழ்க்கையிலிருந்து உபயோகிச்சுட்ருக்காங்க. இதனால என்ன மாரியான பாதிப்புகள் வரும்? அதை எப்பிடி குறைக்கலான்னு நினைக்கிறீங்க?
நிச்சயமா அந்தமாரி பாதிப்புகள்லாம் வரும்போது, ஆ நமக்கு என்ன தோணுது? அப்பிடின்னா, நம்ம எவ்ளோ வந்து இந்த தொலைபேசியோ! இந்த சமூக ஊடகங்களும் பயன்படுத்தணுன்தான் தோணுது. என்ன அப்பிடின்னா, ஒரு சின்ன குழந்தையிலேருந்து, முதியவர் வரைக்கும் இப்போ எல்லாருமே வந்து இந்த தொலைபேசியில இந்த ச சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய பயன்பட் அ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, சொல்ல போணுன்னா! இப்ப நிறைய விஷயம் வந்து அ இந்த OTTன்னு 1 வந்துருச்சு. அது வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அப்பிடின்னு வந்துருச்சு. இன்னொன்னு என்ன அப்பிடின்னா, இந்த சமூக ஊடகங்கள் நிறைய இந்த காணொளிய வந்து பாக்கலாம். அ நிறைய விஷயங்கள் இந்த AI மூலியமா, அதுக்கப்பறமா வந்து என்டர்டெயின்மெண்ட்
ஆமாங்க. அதுபோக அன்றாட செய்திகள்ல எது ட்ரெண்டிங்கில இருக்கு, இது எல்லாமே பார்க்கலாம். இல்லயா?
ஆ அதுவும் பார்க்கலாம். அப்பிடி இருக்கப்போ! எந்நேரமும் வந்து ஸ்க்ரோலிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 2 மணிநேரம், ஒரு 3 மணிநேரம் இந்தமாரி நடந்துகிட்டே இருக்கு. அ வாழ்க்கையில ஸ் ஒரு எப்பிடி சொல்றது? ஒரு அன்றாட வாழ்க்கையில ஆ ஒரு நாளைக்கு வந்து
இதனால எதுவும் பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க?
எந்த ஒரு பயனும் இல்லன்னுதான் நான் நினைப்பேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்பிடி நம்ம என்ன பண்ணணும் அப்பிடின்னா, அப்ப வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பார்க்குறோம், ஒரு 5 நிமிஷம் பார்க்குறோம், அவ்ளோதான். நம்ம அதுவும் தேவையானது மட்டும் பார்த்தா ப் போதும். தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வருது இல்லயா! சமூக ஊடகத்துல. ஆ எந்தமாரி அப்பிடின்னா, ஆ ஒரு
சரி. ஆமா. அதை எப்பிடி நீங்க தேவையுள்ளது, தேவையில்லாதவனு யாரும் பிரிக்கலாம். இல்ல நீங்க எப்பிடி பிரிச்சு பார்க்குறீங்க? இது தேவ. இது தேவையில்லன்னு?
ஆ மற்றவரோ-மற்றவர்களோட வாழ்க்கைய வந்து நெறைய செய்தியா போடுறாங்க. அதுக்கு அப்புறமா வந்து, மற்றவங்க வாழ்க்கையப் பத்தி ஒரு பதிவாவே வந்து, காணொளியில வெளி வெளியிடுறாங்க.
மற்றவர்கள்ங்கிறது யாரு? நீங்க ஒரு பிரபலமான ஒரு நபர்கள்ல சொல்றீங்களா? இல்ல தா சாதாரண ஒரு நபர்கள்
ஒரு சாமானிய மக்களே சொல்றேனே, எடுத்துக்கோங்களேன், அவங்களே வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து, இது பண்றாங்க. இதெல்லாம் வந்து வியூஸ் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள் பண்றாங்க. லைக்ஸ் வேணுன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள் பண்றாங்க. இந்த மாரி விஷயம்லாம் பாக்கும்போது, அ ஏன் அத பாக்குறாங்க? அ அப்டின்னு தான் தோணும் இல்லையா, ஏதோ ஒரு புடிச்ச நடிகர், ஒரு பிரபலம் வந்து, இந்த மாரி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு படம் வெளியிடுது. அ இந்த நாள்ல அது பாத்தா கூட பரவால்ல. இது ஒரு நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்‌க்கு பாக்குறோம் அப்டின்னு, அன்றாட வாழ்க்கையில நெறைய பேர் வந்து, நான் டெய்லி வந்து எழுந்திரிச்சுக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், அ என்னோட வீடு பாருங்க, என்னோட ஹோம் டூர் பாருங்க, அப்டின்னு சொல்ட்டு காமிக்கிறதெல்லாம் வந்து
ம்ஹ்ம், சரிங்க. ஆமாமா. கண்டிப்பா. இது வந்து, எதுல அதிகமா பகிர்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? இப்ப YouTube மாரி தளங்கள்லயா, இல்ல முகநூல் பக்கம், X இந்த மாரியான சோசியல் த சமூக ஊடகங்கள்லயா?
YouTube மாரி உள்ள இந்த இதில தான் அ பகிர்றாங்கன்னு நான் சொல்வேன். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும்போது, அவங்களோட வாழ்க்கைய நம்ம எதுக்கு பார்க்கணும்? நமக்குன்னு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த வீடியோ வந்து பகிரும்போது, அவங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்க மாட்டேங்குது இல்லையா? அவங்களோட குடும்பத்தில வந்து
ஆமா. அத யோசிக்காம என்னென்னமோ பண்றாங்க அவுங்க.
நிச்சயமா அப்பிடி இருக்கும்போது, அ என்ன இது? ஒரு கட்டத்தில தோணும். என்ன ஒரு பிரைவெசி இல்லாம, நம்ம எல்லாமே காமிச்சிட்ருக்கோம். ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு எல்லை கூட இல்லயே! அ எல்லாமே நம்ம வந்து இதில இது பண்ணிட்டு இருக்கோமே! அதாவது என்ன பண்றாங்க அப்பிடின்னா, அ ஒரு சில பேர் வந்து, அ இந்த Youtube அப்பிடிங்கிற ஒரு இதில வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பதிவிட்டா நமக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளும் வந்து அ பிறர்மாரி வாங்கலாம். கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்பிடின்ற ஒரு பிம்பம் வந்து
அ ஆமா. அது என்னன்னா, தொடக்கத்தில ஒரு ஹாபியா தொடங்கினது வந்து இன்னக்கி ஒரு பணம் பண்ணக்கூடிய விஷயமா மாத்திக்கிட்டாங்க நிறைய பேரு இல்லயா?
ஆமா. ஒரு பிம்பம் மாரி வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமூகத்தில. அப்ப என்ன பண்றாங்க? நிறைய பேர் வந்து அதுக்கு தேவையே இல்லாத சின்ன குழந்தைங்கள்லருந்து முதியவர் வரைக்கும் வந்து, அ அதில வந்து நுழையிறாங்க. சின்ன குழந்தைங்கள வந்து பாட்டு பாட வைக்கிறது, பேச வைக்கிறது. அ பேச வச்சா வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்பிடிங்கிறது ஆ.
ஓஹோ! சில பேரு அத வச்சு தொ ஒரு தொடர்மாரி கூட நடத்துறாங்க. நானும் பார்த்துருக்கேன். அது ஆனா அது நல்ல ஒரு விஷயம் இல்லங்கிறமாரி நானும் யோசிக்கிறேன்.
நிச்சயமா. ஆமாங்க. அப்பிடி இருக்கும்போது, அவுங்க என்ன பர்ப்பஸ்க்கு பண்றாங்க அப்பிடின்னே தெரில. எந்நேரமும் ஒரு அ ஒரு அன்றாட வாழ்க்கையில மத்தவங்க கூட நேரம் செலவழிக்கிறத விட, இந்தமாரி விஷயங்களுக்கு வந்து நேரம் அதிகமா செலவழிக்கிறாங்க அப்பிடின்னு எனக்கு தோணுது. ஏன்னா, ஒரு காணொலி நம்ம அங்க அத எடுத்து அத எடிட் பண்ணி, அத அப்லோட் பண்ணி, அப்பிடி இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லயா! அவுங்கவுங்க வேலைய பார்க்குறாங்களா!
ஆமா. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னக்கி ச இயல்பா உள்ளத எடுக்காம ஒரு ஒரு, ஒரு ஜர்னலாவே எடுக்கிறாங்க. அப்பிடிங்கிற பட்சத்துல அதுக்காக நடிக்க வைக்கிறதுக்காகவே, நிறைய மெனக்கிடுறாங்க. குழந்தைகள வந்து.
ஆமா. அந்த நடிக்க வைக்கிறதுக்கு, அந்த லைட்டிங் பிக்ஸ் பண்றது, ஒரு கேமரா வாங்குறது, ஆ அதுக்கப்புறம் அவுங்க மேக்கப் போடுறது. இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லயா! இந்தமாரிலாம்
அவுங்களோட படிப்ப பத்தியோ படிப்பு ஒரு எப்பிடி படிப்பாங்கனு கூட நான், சில தடவ அந்தமாரி வீடியோக்கள பார்க்கும்போது யோச்சிருக்கிறேன்.
ஆமாங்க. நிச்சயமா "எப்பிடி படிப்பாங்க?" அப்பிடின்னு இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்கள கூட விடுங்களேன். கொஞ்சம் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இல்லயா! ஆ இளைஞர்கள்லாம் இருப்பாங்களா! அவங்கள்லாம் வந்து இந்த அ வீடியோ பதிவிடும்போது, கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். "எதுக்கு நீங்க இந்தமாரி பண்றீங்க?" அப்பிடின்றமாரி இருக்கும். ஒரு சில வீடியோக்கள்லாம் இருக்கு அதா உதவி கேப்பாங்க. அதாவது, ஆம் நம்ம வந்து, இந்த குழந்தைக வந்து, "பள்ளி படிப்புக்கு வந்து சில உதவிகள் வேணும்"அப்பிடின்ற ஒரு வீடியோ எல்லாம் வந்து வெளியிடுவாங்க. அது கூட பரவால்ல. ஏன்னா, வந்து அவுங்க வந்து ஒரு உதவி கேக்கிறாங்க இல்லயா! அந்தமாரி வீடியோ.
ஆமா. ஓஹோ! ஆனா அந்த உதவி வந்து, சில நேரம் அது வந்து உ பணத்த வாங்கி உபயோகிக்காமயும் போலான்ல? அந்தமாரியும் வாய்ப்புகள் இருக்குல்ல?
ஆமா. ஆ சில பேர் அது வந்து என்னமாரி அ இதில நடக்குது அப்டின்னா, நான் நெறைய வந்து இந்த Instagram அப்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லயா! அதில வந்து, நெறைய பேரு இந்தமாரி ஒரு பொய்யான தகவல போட்டு, இந்தமாரி பணம் புடுங்குற நோக்கமும் இருக்கு. ஆ அதேமாரி ஒரு கொஞ்சம் வெரிஃபைடும் அப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி விஷயங்களும் இருக்கு. ஆ அப்புறமா இந்த ப்ரமோஷன் அப்டிங்கிற பேர்ல வந்து, சமூக ஊடகத்தில நெறைய விஷயம் பண்றாங்க. அதாவது ஆ நிச்சயமா! ஆ இங்க போய் வந்து, வாங்குங்க. இங்க வந்து சாப்பிடுங்க, அ இங்க வந்து துணி, மணி வாங்குங்க. அப்புறமா இங்கேபோய் வந்து உங்களோட அ கார்ஸ் அ கார் வாங்குங்க. வண்டி வாங்குங்க, இப்பிடியும் நெறைய விஷயம்.
ஆமா. சரி சரி. ஆமா. அது கண்டிப்பா ஒரு ஏமாத்து வேல தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. அதுவும் இந்த பிரபலமானவுங்க வந்து அவுங்க அந்த நிலையை சேர அடஞ்சதுக்கு அப்புறம் அத முற்றிலும் வந்து ஒரு பொருளாதார ரீதியா பணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தானே பாக்கிறாங்களே தவர, அது எந்த அளவு நன்மையா இருக்குன்னுஞ் சொல்லி பாக்குறதில்ல இல்லயா!
நிச்சயமா ஆ YouTubeங்கிற விஷயம், ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் மாரியும், அந்தமாரியும் இருந்துது. ஒரு நம்ம ஒரு டிஸ்கவரி சேனல்லாம் பாக்குறோம் இல்லயா! அந்தமாரி சில விஷயங்கள் வந்து, ஆ போட்டுட்ருந்தாங்க. அதாவது வந்து ஆ என்ன அப்டின்னா நெறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் நெறைய தெரியிற விஷயம்மாரி இருந்தது. சொல்ல போணுன்னா. ஆனா இப்ப வந்து அப்பிடியே மாறிருச்சு. அதாவது நெறைய விஷயங்கள், கசப்பு தன்மையான விஷயங்கள்.
ஆமா ஆமா. சரியா சொன்னீங்க. ம். எல்லாருமே வந்து அதில வ்யூஸ் எப்பிடி கொண்டு வரலாம். அது ஒரு பொருளாதார ஒரு பணம் பண்ற எடமா கொண்டு வந்துட்டாங்க.
கண்டிப்பா. அதில வந்து நெறைய பேர் கசப்பான தன்மையோட, விஷயங்கள்லாம் கூட பதிவிட்றாங்க. அந்த பேச்சுன்னு 1 இருக்குல்ல, ஒரு எ அவுங்க "என்ன பேச்சு? எப்டி வேணா பேசலாம்" அப்டீங்கிற மாரி ஒரு விஷயத்தில வந்து, நிக்கிது அந்த எடத்தில இப்போ.
எதிர்மறையான கருத்துக்கள் நெறைய பரப்பப்படுதுங்கிறீங்க. இல்லையா?
ஆ, ஆ. எதிர்மறையான கருத்துக்களும் இந்த, அ சில பேர் வந்து அவங்க, அ, கொஞ்சம் இல்ல, இல்ல. அந்த பைத்தியம் மாரி பண்ணுவாங்கல்ல? அந்த மாரி பண்னா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு இந்த பேசுறது, கத்துறது
பேசுற விதமே தவறா இருக்கும். <chuckles> ஆமாமா. சில பேர் இப்போ வந்து உடனே வந்து பண்றது. எப்டியாவது வந்து ப ப்ர அதாவது எப்டியாவது பிரபலம் ஆகணும்னு நெனைக்கிறவங்க.
ஆ, சிரிக்கறது. அ, அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம சமூக ஊடகங்கல்ல வரும்போது "இதெல்லாம் எதுக்குடா நம்ப பாக்கணும்?" நமக்கு தான் அது மன அழுத்தத்த குடுக்கும். ஆம், ஒரு நம்ம ஒரு படம் பாக்குறோம். அதில வந்து ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கு. அது பாத்தா கூட பரவால்ல. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்டீன்னு நெனைக்கிறேன். அ, அப்புறமா வந்து நெறைய செய்தி சேனல்கள் ஆம். நெறைய செய்தி சேனல்கள் கூட இருக்கு இல்லையா?
கண்டிப்பா, ஏனா இது நம்ம கையில இருக்கிறது. ஆமா, அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சார்ந்த கருத்துக்கள பரப்புவாங்க. ஏதாவது ஒரு ப 1 ஆளுங்கட்சி சார்ந்த விஷயங்கள பேசுவாங்க.
கண்டிப்பா. ஆ.
பொதுவான ஒரு செய்தி சொல்றதுங்கறது, இன்னக்கி ரொம்ப கொறஞ்சிருச்சு.
ஆமா. அப்டி இருக்கும்போது அ, நம்ம என்ன பண்றது? அப்டி சமூக ஊடகம் அப்டின்னு எடுத்தாலே வந்து எக்கச்சக்கமான வந்து பொய்களும் இருக்கு, ஏமாத்து வேலையும் இருக்கு. இந்த மாரி விஷயம் இருக்கும்போது நம்ம எதுக்கு அத அதிகமா பயன்படுத்தணும்? அப்டின்ன 1 கேள்வி தான் இருக்கு. அ, இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்?
பொதுவா, நம்ம, இப்ப நீங்க ஒரு 3 மணி நேரம் 1 நாள் செலவழிச்சு நீங்க பார்க்குறீங்கன்னா, அடுத்த நாள் நீங்க யோசிச்சு பாத்தா கூட, நீங்க என்ன பாத்தீங்கன்னு ஞாபகம் இருக்காது. இல்லையா?
நிச்சியமா. ஆமா. அந்த மாரி ஒரு இதுக்கு நம்ம தள்ளப்பட்ருக்கோம். என்ன அப்டீன்னா, நம்ம குடும்பத்தில வந்து நேரம் செலவழிக்கலாம் அப்டீன்னு நான் சொல்லுவேன் அத. கட்டுப்படுத்தி என்ன பண்ணலாம் அப்டீன்னா. அ வீட்ல வந்து ஒரு குடும்பத்தில இருக்காங்க அப்டீன்னா, ஒரு ஒண்ணா ஒக்காந்து சாப்படலாம் நைட் ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்து. இல்ல கொஞ்ச நேரம் வந்து ஒரு அ, மொட்ட மாடிலயோ இல்ல, வெராண்டாலயோ ஒரு வாக்கிங் போலாம். அ உங்க அம்மாவோ, அப்பாவோ இல்ல குடும்பத்தில இருக்குற கணவரோ, இல்ல குழந்தைங்களோட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் ஒரு மேல கொஞ்ச நேரம், ஒரு மொட்ட மாடில போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் செலவழிக்கிறது ஆமா. அப்போ இந்த மாரி நெறைய பேர் பண்றதில்ல. நான் நெறைய பேர் வீட்ல பாத்துருக்கேன். அவங்க வந்து நேரமே வந்து வந்தோனே, அ, ஃபோன் வந்து எடுத்துக்குறாங்க, இல்ல டிவி பாக்குறாங்க, போய் தூங்குறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கப்படுது. அப்டீங்கிறப்போ அவங்களுக்கு உள்ள நேரம் வந்து குறைவாகுது. அப்புறம் குடும்பத்திற்குள்ள நெறைய இந்த மாரி அ, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லயா? இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட ஏற்படும் இதனால.
ஓஹோ! ம். கண்டிப்பா. இப்ப இது கொறைக்கணுன்னா என்ன பண்லாம்? இவங்க வந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, வேற விதமான ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வெளியே பண்ணலாமா?
அங்க ஆ அவுங்க அதுதான், என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் இந்த மாரி சொன்னேன் இல்லையா? ஒரு நடைப்பயணம் போலாம், அப்டி இல்லைனா வந்து, கொஞ்ச நேரம் வந்து அ உடற்பயிற்சி போலாம், இல்லைனா அ நேரம் செலவழிக்கணும்னா ஏதாச்சும் உங்க வீட்ல வந்து கொஞ்சம் கேம்ஸ் விளையாட்லாம். கொழந்தைங்க இருந்தாங்க அப்டின்னா, நமக்கு இந்த ஒரு கேரம் போர்டோ, இல்ல ஒரு செஸ்ஸோ, இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன கேம். அந்த மாரி வந்து, கொழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்லாம். இல்லைனா வந்து, ஒரு வாக்கிங் போலாம். அதான் சொன்னேன் இல்லையா? ஒரு அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்லாம்? அப்டின்னா இந்த வார இறுதியில சனி, ஞாயிறு வரும்போது எப்போவுமே இல்ல உட்காந்து அ நேரம் அதுல செலவழி ஐ மீன் வீட்லயே உட்காந்து செலவழிக்காம, வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு கடற்கரைக்கு போகலாம். இல்ல வெளியே எங்கேயாவது போய் அவங்க உணவகத்துல சாப்டலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பண்ணா நல்லாயிருக்கும் தோணுது.
இந்த உடற்பயிற்சிகள் போலாம், இல்ல யோகா இந்த மாரி. ஆமா. கண்டிப்பா. இது மாறுங்குறீங்க. இப்ப செல பேரு பார்த்தீங்கன்னா, இப்ப கைபேசில பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் உபயோகிக்கணும்னு சொல்லி இத லாக்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி திட்டங்கள்லாம்.
ஆமாங்க. ஆ அந்த மாரி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ஏன்னா அ ஆரம்பத்துல நெறைய பேர் வந்து நெறைய நேரம் பார்க்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? உடனே வந்து விடணும் அப்டிங்கிறது சாத்தியமே இல்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். இல்ல கட்டுப்பாட்டுக்குடைய இல்ல இவ்ளோ நேரம் போதும், கொஞ்சம் கொஞ்சமா மாறினாலே போதும். அப்புறமா வந்து அந்த நெறைய சமூக ஊடகத்துலருந்து வெளியே வரலாம் அவங்க. அதாவது அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம். ஆ அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, அதான் வார இறுதியில, இந்த மாரி ஒரு விஷயங்கள்ல வந்து ஈடுபாடுபட்டாங்க அப்டின்னா நல்லாருக்கும். அதாவது வெளியே போய் விளையாட்றது, மைதானத்துல வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்றதோ இந்த மாரி விஷயங்கள்ல ஈடுபடலாம்.
ஆமா. ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப பெரியவங்கள கண்ட்ரோல் ஒ ஒருக்கா இந்த விஷயத்தில கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அவுங்க வந்து வளந்திருப்பாங்க இதே இது, சின்ன பிள்ளைங்கள தொடக்கத்திலருந்தே இதோட உபயோகத்த குறச்சாங்கன்னா, அது நல்லா இருக்குமில்ல. எதிர்காலத்தில அவுங்க வாழ்க்க நல்லா இருக்குமில்ல.
நிச்சயமா. கண்டிப்பா. சின்ன பிள்ளையில இருந்தே வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும். இந்தமாரி அதிகமா வந்து அ யூஸ் பண்ணக்கூடாது. அதில வர வந்து விஷயங்களும் வந்து அ நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. அப்பிடின்னும் ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் குடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா, இப்போ இருக்க தலைமுறையிலலாம், குழந்தைங்க வந்து சின்ன வயசுலே வந்து ஃபோன் வச்சுருக்காங்க. அவுங்கவுங்க தனியா. அப்பிடி இருக்கப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவுங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா, பெற்றோர்கள்லாம் வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்து, இல்ல இந்தமாரி அவுங்களும் அதாவது குழந்தைங்களெல்லாம் பெற்றோர்கள பார்த்து தான கத் கத்துப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். நீங்களே ஃபோன் பார்க்குறீங்க. ஏன் நான் பார்க்கக்கூடாது?
ஆமா. ஆமா. பெற்றோர்கள் பார்த்து கத்துக்கிடுவாங்க. அதுபோக கண்டிப்பா இருக்க வேண்டிய நேரத்தில கண்டிப்பா இருந்தாகணும்ல.
ஆமா. நீங்களே ஃபோன் பார்க்குறீங்க, ஏன் நான் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு அந்த குழந்தை வந்து கேள்வி கேட்கும். பார்த்து கத்துக்கும். அப்ப என்ன பண்ணணுனா, பெற்றோர்களும் வந்து அந்த ஃபோன் வந்து யூஸ் பண்றது வந்து எவ்வளோ குறைக்கணுமோ அவ்ளோ குறைக்கணும் அவங்க முன்னாடி. அ ஒரு கொஞ்ச நேரம் பார்க்குறோம், இதுமாரி வச்சிட்றோன்னு அவுங்க முன்னாடியே வந்து சொல்லணும். அவ்ளோ தான் நாங்களும் பயன்படுத்துறோம் அப்பிடின்னு. ஒரு எடுத்துக்காட்டா வந்து விளங்கணும்.
அதுபோக, இப்ப ஒரு தொடர்ச்சியா வந்து இந்த கைபேசி உபயோகிக்கிறது, இணையதளத்தில விளையாடுறது, இது சமூக ஊடகங்கள உபயோகிக்கிறது, இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதையும் ச எடுத்து சொல்லலாம்ல அவுங்கட்ட. இந்தமாரி பார்த்தா இப்பிடியாயிரும்ன்னு.
ஆ. நிச்சயமாங்க. அ அதையும் எடுத்து சொல்லலாம். இந்தமாரி எந்நேரமும் இது பண்ணா நமக்கு நெறைய விஷயங்கள் மறக்க வந்து அ இதாகும். அதுக் ஆமா, அந்தமாரி இது. மருத்துவரே வந்து சொல்லியிருக்காரு இல்லயா! நெறைய காணொளியலாம் நம்ம பார்த்துருப்போம். அதிக நேரம் வந்து இந்த ஸ்க்ரூலிங் கும், இந்த விஷயங்களும் நம்ம பண்ணும்போது, நம்ம மூளையில வந்து பாதிக்கப்பட்டு நெறைய விஷயங்கள் மறக்க ஆரம்பிப்போம். தூக்கமின்மை வரும். அதுக்கப்பறம் நம்ம சாப்பிட்றது கூட விஷயம் நெறைய மாறிட்டே இருக்கும். கண்ல வந்து நெறைய பிரச்சன வரும். கண்ணாடி போட் கண்ணாடி போடுற பிரச்சனை வரும். இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லலாம்.
வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. இப்ப இதே இது பார்த்தீங்கன்னா, இப்ப சமூ தொலைபேசிலயோ! இல்ல, சமூ நம்ம வந்து கைபேசி உபயோகிக்கும்போது, இணை இணையதளத்தில அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லி சொல்றாங்கல்ல, நமக்கு வரக்கூடிய அ அறிக்கைகள். அதெல்லாம் வந்து தேவையில்லாத செயலிகளெல்லாம் வ ப மொபைல்ல விட்டு வெளிய எடுத்துட்றது, அல்ல நோட்டிஃபிகேஷன கண்ட்ரோல் பண்றது மூலமா வந்து, நம்மளோட உபயோகத்த குறைக்கலாமா?
ஆமாங்க. நிச்சயமா. நிச்சயமாங்க. ஆ நம்ம செயலில இருந்து வந்துர்லாம். ஆ என்ன சொல்லணும் அப்பிடின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன வந்து ஆஃப் பண்ணிர்லாம். எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ஈர்க்க கூடியுமோ, அந்தந்த விஷய செயலிகளோட நோட்டிஃபிகேஷன நம்ம ஆஃப் செஞ்சுர்லாம்.
ஓஹோ! அதப் பண்ணி வச்சுட்டா அது நல்லது. ம்.
அதுக்கு பதில் அதுக்கு பதில் நம்ப வெளிய எங்க வேணாலும் போலாங்க. அதாவது ஷாப்பிங் கூட போலாம் தப்பில்ல. அ இதுவும் ஒரு விஷயம். நம்ம வெளிய போய் நம்ம டைவர்ட் பண்ணா மட்டுமே நம்ம போதும், அது.
கண்டிப்பா. இவ்ளோ நேரம் ரொம்ப அருமையா வந்து தொலைபேசியையும், சமூக ஊடகத்த உபயோகிக்கிற நேரத்தையும் எப்பிடி வந்து அளவுக்கு அதிகமா உபயோகிக்கிறதிலருந்து குறச்சு எப்பிடி உபயோகிக்கலான்னு சொல்லி அழகா பேசினீங்க. உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
மிக்க நன்றி.